அதுதான் பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க சொன்ன மாரியே எனக்குமே என் வாழ்க்கையில நடந்திருக்கு திருமணத்துக்கு முன்னாடி. இந்த மாரி இந்த பெங்களூருன்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு தான் வந்து எனக்கு கெடச்சது. எங்க வீட்ல உடவே மாட்டாங்க. அங்கலாம் வந்து அப்டி இருப்பாங்க ஆம்பளை, பொம்பளைகளும் வந்து எல்லாம் ஒரே ரூம் எடுத்து தாங்கியிருப்பாங்க. ஒரே இந்த மாரி நெகட்டிவ்வா தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து விட்டா விடு நான் புடிச்சு என் ஃப்ரெண்ட வர சொல்லிட்டு, நான் பாட்டுக்கு பொட்டிய தூக்கிட்டு கெளம்பிட்டேங்க.
ம். பரவால்ல. நீங்க எடுத்த முடிவுல உறுதியார் நின்னு சமாளிச்சீங்க.
ஆ. கண்டிப்பாங்க. அங்க போய் என் ஃப்ரெண்டோட ரூம் எடுத்து ஏன்னா அது ச ஏன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்றனால அங்க வந்து பாத்துக்கிட்டே இருந்தேன் என் வீட்லருந்து. அப்புறம் வர சொல்லிருவாங்கல்ல. இந்த அலுவலகத்துக்கு வர சொன்னோனே, இந்த பொட்டியேட்டுக்கு அவங்கலாம் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படி இப்படின்ட்டு. இந்த கிராமத்த ஆளுங்க பேசுறமாரி. ம்.
சரி, சரிங்க. ஆ. ஆமா, இந்த மாரிதான். அவங்களோட ஒரு அவங்க இந்த மாரிலாம் நடந்துரும்னு ஒண்ணு மனசுல வச்சுட்டாங்கன்னா, எப்ப எது சொன்னாலுமே அந்த மாரி நடந்துருச்சுன்னா, இந்த மாரி நடந்துருச்சுனானே அவங்களுக்கு தோணிட்டே இருக்கும் போல. அவங்களும் ஒரு சின்ன சின்ன எல்லைகள் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ண விடக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு.
ம். அதுதான் அது நம்ம மேல நம்பிக்க வைக்கணும். அப்ப நம்ப எப்பதான் கத்துக்குறது இதெல்லாம்? <chuckles> குண்டா சட்டில ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆ என்ன சொன்னாங்க?
ஆனா, இதெல்லாம் அவங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு கேட்டு ஆமா. இதல்லாம் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, அவுங்க நம்ம மேல அக்கறைன்ற பேர்ல பண்றோம். இதான் நம்மளோட குடும்ப மரபு, வழிமுறையிலருந்து தலைமுறை தலைமுறையா இதத்தான் செய்றோம். உங்க நல்லதுக்கு தான சொல்றோம்! அப்படின்ற ஒரு வார்த்த வேற இதுல வந்துரும்.
<chuckles>

ஆனாலும் ஒத்துக்கல. அவங்க வீட்ல வேணா ஒத்துக்குவாங்க. அவங்களோட இது கலாச்சாரம் அப்படி இருக்கும். நம்ம வீட்லலாம் பொம்பள பிள்ளையல வெளிய அனுப்புறதில்ல.
ஓ! ராமா. <laughs> முடியல. ம்.
அப்பறம் படிச்சு முடிச்சா வந்து, இந்த மாரி கல்யாணம் தான் பண்ணி குடுக்கணும். வேலைக்கலாம் அனுப்பக்கூடாது. இந்த மாரி, பல கட்டுப்பாடுகள் பேசுவாங்க.
ஐய்யய்யா! அப்பறம் எதுக்கு? அந்த நம்ம கல்யாணம் பண்றதுக்கு நம்ம எதுக்கு படிக்கணும்? <chuckles>
ஆ கரெக்ட்டு. படிச்சு முடிச்சோனே ஒரு படிச்சதுக்காகவாது கொஞ்ச நாள் வேலைக்கு போலாமா? இல்லையா? நம்மளோட ஒரு முடிவ வந்து ஆமா. நம்ம என்ன முடிவெடுக்குறோமோ, அத வந்து அவங்க வேணான்னு சொல்றதுக்குன்னே இருப்பாங்க போல.
அதுதான். ஆ. அதுவும் இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம போய் தாங்க ஆகணும். நீங்க எதிர்த்து இந்த மாரி நான் போறேன் இந்த மாரி பிடிவாதம் இந்தெல்லாம் மாரிலாம் எதுவும் பண்ணலயா நீங்க?
அது எப்படி பண்ணாம இருப்பேன்? எனக்கு தான் போணும்னு ரொம்ப இஷ்டம். எல்லாரும் போறாங்க. அதுல நான் மட்டும் வரலன்னு சொன்னா, என்னைய அந்த கூட இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் தோழிகள்லாம் என்னைய ரொம்ப கேவலமா வேற வம்பு இழுப்பாங்க.
<laughs> <laughs> ம். இப்ப என்ன ஆச்சி?
நீ இந்தா இப்படிதான், இப்ப கல்லூரி காலத்திலே பார்த்தீங்கன்னா, வெளிலலாம் போறதுக்கு கூப்புடுவாங்க. ஒரு பார்க்கா இருக்கட்டும். இல்ல ஒரு படம் பார்க்கவா இருக்கட்டும் இந்த வீட்ல பிரச்சன பண்ணுவாங்க. யாராவது சொந்தக்காரைங்க போறப்ப தான் நம்மள பார்த்துட்டோன்னு சொல்லி வேற குடுத்துருவாயிங்க.
ஆமாமா. பக்கத்துல. ஆ. <laughs> அப்ப ரொம்ப க கடினமான செயல். அதுக்கே கூட திட்டுவாங்களா? ஏங்க பெண்கள் கூட தானே நம்ம போறோம். ஆண்கள் கூட போனா நம்ம
பெண்கள் கூட போனாலும் போற இடம் வந்து இந்த மாரி திரையரங்கத்துக்கல்லாம் போக்கூடாது, பார்க்லாம் போக்கூடாது அப்படின்னு, ஒவ்வொன்னுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க நான் போவே மாட்டேன். அதனாலேயே என் கூட இருக்கவங்களும் என்ன எதுக்காவது சொன்னா, இவ எங்கயுமே வரமாட்டா! அப்டின்னு சொல்லிட்டு வம்பிழுத்துட்டே இருப்பாங்க.
என்னங்க ஐயோ! பாவம்ங்க ஆனா நீங்க. ஏன்னா வந்து அ என்ன சொல்ல இந்த பூமர் இந்த மாரிலாம் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாரின்னு நெனச்சுக்குவாங்க வேற.
அப்படி, ஆமாங்க. அது மாரி தான் ஏதாவது சொல்லி கலாய்ச்சுட்டே இருப்பாங்க. நானா நெனைப்பேன். எனக்கு என்ன இஷ்டம் இல்லாம நான் வரணும் வரக்கூடாதுன்னா நெனைக்கிறேன். எனக்கு அப்படி இருக்குது என் வீட்ல விடமாட்றாங்க. உங்க வீட்லல்லாம் விட்றாங்கன்னு சொல்லிட்டு என்னைய வந்து நீங்கலாம் கலாய்க்கிறீங்க. பேசுங்க, பேசுங்க அப்டின்னு சொல்லிருவேன் நானு.
ஏன்னா வந்து, எந்ததொரு ம். ம். வேற என்னா பண்றது? அண்ணே இந்த மாரி அவங்க கூட எதுவும் உதவி பண்ண மாட்டாங்களா? என்னம்மா நம்ம பரவால்ல இப்ப தங்கச்சி தானமா! போயி்ட்டு வரட்டும், அப்படின்ற மாரி கூட எதுவும் சொல்ல மாட்டாங்களா?
அப்படி ஒரு முக்கியமான காரணத்துக்கு இந்த மாரி வேலைக்கு போறது, அந்த மாரி கொஞ்சம் அதாவது படம் பாக்கறதுக்கு, பார்க் போறதுக்கெல்லாம் அவனும் ஓகே சொல்ல மாட்டான். அவன் தான் சேர்ந்து போட்டு குடுக்குற மாதிரி.
ஆ. இல்ல அ இந்த பெரிய விஷயத்துக்கு தான் சொல்றேன். இந்த வேலைக்கு.
ஆ வேலைக்கு வந்து அந்த மாரி கொஞ்சம் எனக்காக நீயாவது பேசலால்ல அப்டின்னு கேட்டனால, அவங்க 2 வார்த்த பேசனாங்க.
ஆ.
அப்பயும் கூட வீட்ல "உனக்கு என்னடா தெரியும்? நீ பேசாம இரு" அதெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ட்டாங்க அதுனால கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்ல. என் முடிவுக்கு அவங்க வந்து இணங்கி வரவே இல்ல. போகவே இல்லா அதான் வேணான்னு சொல்டாங்களே! இதுல இவங்க நமக்கு சொல்றது பத்தாம வெளிலலாம் போனா, அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு தாத்தா, பாட்டி, சொந்தக்காரங்கள்ட்டல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தரா நமக்கு கூப்ட்டு, கூப்ட்டு ஆலோசனை குடுக்கறேன்ற பேர்ல நம்மள இன்னும் அழுக வச்சுட்டே தான் இருப்பாங்க.
ஓ! <laughs> போகவே இல்லையா நீங்க? ஐய்யய்யோ! <laughs> ம். அ ரொம்ப கஷ்டமான ஒரு இது தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க வெளியில ஒரு பக்கத்திலயும் இந்த மாரி வேலைக்கு போலையா? அதுக்கூட விட மாட்டேன்ட்டாங்களா?
இல்ல நான் வந்து இங்க தான் நீங்க விடமாட்டின்ட்டீங்க. நான் இப்ப வந்து பக்கத்தில, வீட்லருந்து போற மாரி நான் எந்த வேலைக்குனாலும் போவேன். அதுக்கு நீங்க யார் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், நான் அந்த ஒரு கட்டுப்பாடுக்கே ஒத்துக்கிட்டேன்.